ஆமா. அந்த மாரி, அந்த செட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு, வச்சதுக்கப்புறமாதா நம்மளால மாத்த முடியாது. ஏன்னா அது அதுதான் அந்த செ அந்த செட்டிங்ஸோட ஒரு அ சிறப்புன்னே நான் சொல்லுவேன். அப்போ என்ன பண்ணுவேன் ஆமா. அத நம்ம மாத்தணும்னா நெறைய உள்ள, உள்ள போய் தேடி எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அது மொதல் வாட்டி பண்ணும்போது தான் நமக்கு ஞாபகமும் இருக்கும் வேற. அடுத்த வாட்டி பண்றப்ப எங்க போய் பண்ணோனே தெரியாது.
ம். ம்ஹ்ம். அப்படியாங்க. அம் ஆமாமா. பாஸ்வோர்டு போட்டு வச்சுட்டு என்ன பாஸ்வர்டுன்னு தெரியாத அளவுக்கெல்லாம் நான் தான் இருந்துருக்கேகேன். <chuckles>
<laughs> ஆ அதே மாதிரி தாங்க. அப்போ என்ன பண்ணுவேன் அந்த நேரம் வந்து அது அ ஸ்கரீன் கலர்லாம் மாறி பிளாக் அண்ட் ஒயிட் வந்ததுக்குப்புறமா. அந்த தொலைபேசிய எடுத்துட்டு போய் கண்டிப்பா வெளில எடுத்து வச்சுட்டு உள்ள வந்துருவேன். உள்ள வந்ததுக்கப்புறம் என் மனைவி கூட ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் பேசிட்டு. அதுக்கப்புறமா நாங்க வந்து அமைதியா படுத்து தூங்கிடுவோங்க. இதுதான் எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய விஷயத்தினால, எங்கள அறியாம நாங்களே எங்கள நாங்க வழிநடத்திட்டு இந்த மாதிரி ஒரு. அதாவது ஒரு தூக்கம் சிறந்த தூக்கமா இருக்கணும்னா. கண்டிப்பா தூங்குறதுக்கு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் இந்த தொலைபேசி பார்க்கறத கண்டிப்பா நம்ம நிறுத்தனோங்க. அது விதத்தில எங்களுக்கு
அ. ம். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபோன ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி வச்சா நம்ம பேசவாது செய்வோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடந்தது? என்ன? அப்படிங்கிற மாதிரியாவது நம்ம பேசத்துக்கு நேரம் கிடைக்கும். நீங்க சொல்லுங்க அப்படி நீங்க தூங்கிருவீங்க. நீங்க. ஆ ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறீங்களா? அப்படிங்கிற மாதிரியும், நீங்க நல்லா வந்து உறங்குறீங்களா? அப்படிங்கிற மாதிரி நீங்க சோதிச்சது உண்டா?
ம். ஆமா. ஆமா. ம். கண்டிப்பாங்க. ம். ஆமா. ம்